அ, இப்ப பாத்தீங்கனா இந்த அ குடும்பத்துல வந்து சில பேரு காதல் திருமணம் ச பண்ணிருப்பாங்க. இந்த மாரி காதல் திருமணம் பண்ணா பெறகு அ குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? குழந்தை பிறந்த பிறகு, அவுங்க முன்னாடி வந்து அ ஒரு சில வந்து நம்ம அ பேசறது சரி, நேரம் ஒதுக்குறது சரி, ஒரு அன்பா வந்து, அ பேசுவோம் இல்லையா? அந்த காதல், அ நடந்திருக்கறதுக்கு முன்னாடி எப்டி பேசுனோமோ அது மாரி பேசைல, அந்த குழந்தைகள் முன்னாடி ஒரு சில நேரங்கள் வந்து அ ஒரு நம்மளே அ இந்தது பேசினா ஓகே, அப்டின்னு சொல்லி நமக்கே தோணும். அந்த மாதிரி வந்து நீங்க எப்டி வந்து உங் அந்த நிலைப்பாட்ட வந்து எப்டி நீங்க வந்து சரி பண்ணிக்குவீங்க அவங்க முன்னாடி?
ஆமா. <laughs> ஆ ஒரு விஷயம் சொல்லிக்றேன் இந்த இடத்துல. இறைவனுக்கு நன்றி. எனக்கு வந்து ரெண்டு பசங்க 20, 21 வயசு. <inhales> ஒரு சின்ன மகள் 7 வயசு, அ அப்போ அந்த மாதிரி <chuckles> <inhales> அந்த மாதிரி இருக்கும்போது <inhales> அ இந்த காதலை வெளிப்படுத்துவதில் எப்படி குழந்தைங்க முன்னாடின்னு கேட்டிங்கனா? நாங்க வந்து, கண்ணால் காதலை வெளிப்படுத்துவோம்.
ம்ஹ்ம். அ. அ. சந்தோஷங்க. ம். ம். ஓ! அருமைங்க. ம்.
அத அதாவது முதல்ல கண்டவுடன் காதலா இருந்துச்சு. இப்ப வந்து கண்ணு கண் வழியே காதல், அந்த மாரி போய்க்கிட்டு இருக்குது. <inhales> அ. <chuckles> அ, அதாவது, என்ன சொல்றது? அ கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்டிங்ற மாரி கண்ணாலயே காமிச்சுக்கிறது.
அழகுங்க. ம். <chuckles> அ. அ. <laughs>
ஆ. அப்டி சொல்லும்போது அப்போ அவரும் புரிஞ்சுக்கிருவாரு. நானும் புரிஞ்சுக்கிருவேன். ஆ. சில நேரம் மாமியார் பார்த்துட்டாங்கன்னா, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, அதான் பிரச்சனை.
ஆமா. அவங்க அந்த இடத்தில்ல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியாம எப்டிடா அது.
<laughs> அ. ஆமாங்க. ஆனா இப்போ பாருங்களேன். அந்த காலத்தில வந்து நம்ம அப்பா அம்மாலாம் வந்து, ரொம்ப அப்டியே வந்து என்ன சொல்றது? ம மரி அந்த அந்த அவங்க விஷயத்தை என்ன நடக்குதுன்னே நமக்கெல்லாம் புரியாது. அப்பா அம்மா அவ்வளோதான் தெரியும். ஆனா, இப்ப இருக்கிற அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பிரச்சனை தாங்க.
ம். ஆமா. <chuckles> ஆமாங்க. அ எப்படி? எந்த, எந்த விதத்தில நீங்க சொல்லவறீங்க, அந்த இதுன்னு. ம்.
அதாவது. அதாவது. ஒரு எல்லை இல்லாம வந்து பசங்க முன்னாடி கட்டி பிடிச்சுக்கிறது. அத சி ப செய்யலாம் வேணான்னு சொல்லல, நான் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா, வந்து எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. இப்போ, ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்ல வளர்றான்னு வச்சுக்கங்க. பெண் குழந்தை வளரும்போது அந்த மாதிரி நேரத்தில வந்து நம்மளுடைய ரொம்ப அன்யோன்யமான உறவுகள்லாம் வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில வந்து தள்ளி வச்சிடுறது நல்லது.
ம். ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்கங்.
ஆமா. அது ஆம்பள பசங்களாலும் சரி, பொம்பள பசங்களாலும் சரி எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அ அப்போ, நமக்கு அப்டிங்கிற ஒரு நேரம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது.
ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, அந்த நேரம் வந்து நம்ம குழந்தைகள், அந் நீங்க சொன்னமாரி அந்த பெண் குழந்தைங்கங்கும்போது, அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாடு அவுங்க முன்னாடி நம்ம காமிச்சா தான் சரியான நிலைய காமிச்சா தான் அவுங்களுக்கும் வந்து, "ஓ! அப்போ அம்மா, அப்பா காதல்னா இந்த இது தான். ஒரு நல்ல ஒரு விதமானது." அப்பிடின்ற ஒரு நல்ல விஷயமா அவுங்களுக்கு அது வந்து போய் சேரும். அவுங்களுக்கு.
சிறப்பா சொன்னீங்க. அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குழந்த தூங்கிருச்சுன்னு நம்ம வந்து ஏதாவது ஒன்னுமே இல்ல. இந்த "நான் உன்னை காதலிக்கிறேன்." அப்பிடிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னாகூட நம்ம நெனச்சிக்கிடடு இருக்கோம், அந்த குழந்த தூங்கிருச்சுன்னு. ஆனா உண்மையிலயே குழந்தைங்க தூங்குறது இல்ல! <laughs> அதுனால நம்ம பேசுற விஷயத்துல கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பசங்க இருக்கும்போது. ஆனா, இந்த அப்பா, அம்மாவுடைய காதல் அப்பிடிங்கிறது அவுங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆவணும்.
ம். ம். <laughs> கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ம். ம். ம், ம். கண்டிப்பாங்க
அ அ அது என்னன்னா, நான் வந்து எப்பவுமே வந்து நான் ஒரு அ ஒரு விஷயம் செய்வேன். அத நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். அ இந்த கார்ல எப்பயாவது நம்ம சுற்றுலா போவோம் வெளில வந்து நம்ம வண்டில, கார்ல ஏறி உட்காந்தாலே, ஏ என்னுடைய கணவர் வந்து அந்த கியர்ல கை வைக்கும்போது நானும் அவரோட கைய பிடிச்சுக்கிட்டே, அப்பிடியே ஒரு பாட்டும் கேட்டுக்கிட்டே, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பாடிக்கிட்டே, அவர் விசில் அடிப்பாரு! அப்போ அப்பிடி பார்க்கும்போது, "அப்பா, அம்மாவுடைய பாசம் இப்பிடிதான். அப்ப அப்பா, அம்மா சந்தோஷமா இருக்காங்க." அப்பிடிங்கிறது குழந்தை புரிஞ்சிக்குதுங்க.
ம். சொல்லுங்க. ம். ம், ம். ஆ. சரியா சொன்னீங்க. அவுங்களுக்கு பார்க்கலேயும் அது ஒருமாரி அவுங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அம்மா, அப்பா பா சேர்ந்து பாடுறது, அந்த மாரி, அந்தமாரி அந்த ஒரு கட்டுப்பாட்டோட அந்த இது பாக்கையில, அந்த குழந்தைக்கும் வந்து இந்தமாரி தான் இருக்கணும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கும் இல்லயா! ம்.
ஆ. சரியா சொன்னீங்க. அந்த எடுத்துக்காட்டா தான் இருக்கணுமே ஒழிய, அ எடுக்கக்கூடாத காட்டா இருக்கக்கூடாதுங்க. <laughs> அ அதே மாதிரி வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா! சிலப்போ வந்து இந்த கணவன், மனைவி ரெண்டு பேருமே வேல பார்க்குறாங்க ஒரு வீட்ல அப்பிடின்னு வச்சுக்கங்க. அ அந்தமாரி வேல பார்க்குற இடத்துல என்னாவும், நம்ம வந்து பசங்க வந்து பசங்க முன்னாடியே வந்து ஒரு கணவர் வந்து அம்மா, "நீ காஃபி சாப்பிட்டியா? அப்பிடின்னு கேட்கறதும்," ஒரு மனைவி வந்து, "உங்களுக்கு தலை வலிக்குதா? அப்பிடின்னு கேட்கிறதும்," அந்த குழந்தைங்க பார்க்கும்போது, பார்த்தியா! எவ்ளோ பாசமா இருக்காங்க அப்பா, அம்மா அப்பிடிங்கிறமாரி ஒரு அந்த பாசத்த வந்து ஊட்றமாரி ஒரு குடும்பம், அப்பா, அம்மா என்னங்கிறத அந்த இடத்தில வந்து அந்த குழந்த படிக்குதுங்க. இப்படின்னு ஆ அப்ப இது இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன சொல்றது இப்ப இருக்கிற அப்பா, அம்மாலாம் வந்து நிறைய தப்பு பண்றாங்க. அது என்ன ஆயிருதுன்னா, குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னு நினைச்சு அவங்க பேசுறத குழந்தைங்க அடுத்த நாள் போய் பள்ளிக்கூடத்தில பேசுறாங்க. அத பேசிட்டு அத பத்தி நிறையா, அவுங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வந்து என் பொண்ணே என்கிட்ட வந்து கேட்டுருக்கிறான்னா, பாருங்களேன்!
ம். <laughs> சரியா சொன்னீங்க. <laughs> ம். ம். கண்டிப்பாங்க. அழகா சொன்னீங்க. ம். ம். அச்சச்சோ! <chuckles> அப்ப நீங்க வந்து அந்த நேரம் உங்களுக்கு ஒரு மாரி, சொ என்னடா இப்படி வந்து ஒரு பெற்றோர்கள் இப்படி இருக்கறது வந்து பிள்ளைங்க மூலியமா தெரிஞ்சி, நம்ம பிள்ளை இப்படி கேட்கைல, கொஞ்சம் அ முகம் சுழிப்பா இருக்கும். நீங்க அத எப்படி வந்து கையாண்டீங்க, உங்க பொண்ணுகிட்ட?
<chuckles> அதாவது என் பொண்ணு என்ன அவங்கலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்துல, எங்க அம்மாலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துறாங்களா. அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிருணுமா? இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க அப்ப என்கிட்ட கேட்கிறா? அம்மா நான்லாம் வந்து கல்யாணம் பண்ணேனா, வேற வீட்டுக்கு போயிடணுமா? அப்படினா நான் கல்யாணமே செஞ்சிக்கலமா அப்படின்னா. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா வந்து வேற விஷயங்கள்ல அவங்க வந்து இப்போ அவ இணையதளத்தில வந்து போம்போதே என்ன ஆயிடுச்சி, அ அவ வந்து அவளுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ப பிரின்சஸ் அந்த மாரிலாம் பார்க்கறது. வ ட்ராயிங் வரைறது ரொம்ப பிடிக்கும். அப்போ அவ அத வந்து எடுத்து அந்த ட்ராயிங்க பார்க்க தேடி போறா. பிரின்சஸ்ன்னு அதுக்குனு ஒரு அழகான பெண்! அப்படிங்கிற மாரி தேடி போறா அதுக்குள்ள. அ அந்த மாரி தேடி போம்போது, ஒரு ஆணும் பெண்ணும் முத்தம் குடுக்கறது வந்து நிக்குது அங்க.
ம். ஐயையோ! ம். அச்சச்சோ! ம். ம். ம். ம். சூப்பர். ம். ஆ. அ. அந்தமாரி ஒரு புகைப்படம் மாரி, ஏதோ ஒண்ணு வந்து அங்க அன்னக்கி பார்க்குறாங்க. ம், ம்.
ஆ. அவரு ட்ராயிங்கு. ஆ ஒ ஒரு ட்ரோ ஒரு ஓவியம் பார்த்துட்டு, அ "அம்மா என்னம்மா இவ்ளோ இதா இருக்குது? அசிங்கமா இருக்குது." அப்பிடின்னமாரி கேட்டா. அப்ப நான் யோசிச்சேன். நம்ம என்னதான் வந்து பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்லிக் குடுக்காம வளர்த்தாலும், கண்டிப்பா உலகம் சொல்லிக் குடுத்துரும் இல்லைங்களா?
ம். ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, நம்ம என்ன தான் இந்த நாலு அறைக்குள்ள வந்து இது தான் நல்லது, கெட்டதுன்னு சொன்னாலுமே! அவுங்க வெளில போய் அந்த சில விஷயங்கள் கெட்டத வந்து வெளில இருந்து தெரிஞ்சிக்கிட்டு தான வருவாங்க. ம்.
ஆமா. அப்பதான் நான் முடிவு பண்னேன். சரி, அதையும் அவளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு குறிக்கோளா ஆக்கிட்டா என்னன்னு, "நீ ஏன் கைனகாலஜிஸ்ட் ஆவக்கூடாது?" அப்பிடின்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ அ ஆ அப்போ அன்னையிலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க வந்து அவளுக்கு வந்து நான் நிறைய, அந்த குழந்தை பிறக்கிறதுலிருந்து எல்லாமே என் பொண்ணுக்கு இப்ப தெரியும். இப்பிடிதான், குழந்தனா இப்பிடிதான் பொறக்கும். அதாவது நான் அந்த ஏ ப அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் இல்ல. ஆனா, ஒரு குழந்தை இப்பிடிதான் பொறக்கும். அதே மாதிரி வந்து ஒரு அப்பா கல்யாணத்துக்கு ஆனது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் குழந்தை பொறக்கும். இது எல்லாமே இப்ப அவ ப்ராஜெக்ட்டில ஸ்கூல்லாம் போய் செய்றா இல்லைங்களா! அப்பிடி இருக்கும்போது, அந்த ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு ஒரு 9 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 9 ஸ்டேஜயும் அழகா அவளே இப்ப வந்து அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. அதாவது அவளுடைய ஆர்வத்த வந்து நம்ம வந்து தடை போடாம, அதுக்கு வந்து பயனும் படணும், அதே சமயம் வந்து அவ வாழ்க்கைக்கும் அது வந்து ஒரு அவளோட குறிக்கோளா ஆக்கிட்டா, நல்லாயிருக்கும் அப்பிடிங்கிறமாரி. அவளுக்குமே வந்து இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆவணுங்கிறது, அவளுக்கு ரொம்ப ஆச. அதுக்காக அவ முயற்சி செஞ்சுக்கிட்டும் இருக்குறா. இப்போ. ஆன்.
ம். ஓ! அந்தமாரி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பிடி ஆ, ஆ. படிப்புல. ஓ! ஆ, ஆ. ம். ம். ஆமாங்க. ம். ஆ. சிறப்பா வந்து நீங்க வந்து கையாண்டு இருக்கீங்க. அத வந்து அப்பிடியே அழகா எப்பிடின்னா, அத ஒரு அ தவறான வழிமாரி சொல்லாம, இது வந்து ஒரு படிப்பு முறையா கொண்டு வர்றமாரி கொண்டு வந்து அத இது பண்ணியிருக்கீங்க. நல்ல விஷயம். ம்.
ஆ. ஆமாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா அதிலயும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிமாரி ஒண்ணு வந்து நின்னுச்சு. அப்ப எங்கிட்ட வந்து அவ கேட்கிறா, அம்மா இந்த குழந்தை இப்பிடிதான் வந்து, வயித்துக்குள்ள இருந்து இப்பிடி வருது எல்லாமே புரியுது. ஆனா, எப்பிடிம்மா அது வயித்துக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டா!
ஓ! ஆமா. அந்த நேரம் <chuckles> பெரிய கேள்வியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ம்.
<laughs> <laughs> அ. அப்போ நான் நான் சொன்னேன். இது வந்து இயற்கைம்மா. கல்யாணம்ன்னு ஆச்சுன்னா, கடவுள் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வரம் தருவாரு. அப்படிதான் நீயும் எங்களுக்கு பொறந்த, அப்படின்னு நான் சொல்லிட்டும் அந்த குழந்தை நிறுத்துறதில்லை. நான் அ கடவுள் வந்து எனக்கு உ உன்னை வயித்துக்குள்ள குடுத்துட்டாரு. எல்லாமே எனக்கு நீ திரும்ப, திரும்ப சொல்ற எல்லாம் புரியுது. ஆனா, எப்படி நான் அந்த வயித்துக்குள்ளே வந்தேன். அதை சொல்லு அப்படின்குது. <laughs>
ம். ம். ஆமா. <giggles> அவுங்க எப்படி அறிவா நிறைய கேள்விகள் வந்து அவங்கள்ட்ட இருந்து தான், நம்ம கேள்விலாம் நல்லா கத்துக்கணும் போல. நல்லா தொலைச்சு தொலைச்சு கேட்டு, அந்த பதிலை வந்து வாங்காம விடுற மாரி இருக்காது. அ அப்புறம் எப்படி கையாண்டீங்க.
<laughs> <laughs> <breath> அ ஆனா இல்லை அதை வந்து நான் அதுக்கப்புறம் வந்து இந்த சாட்ஜிபிட்டில போய் நான் தேடினேன். இந்த மாரி வயசுல இந்த மாரி கேள்விகள்லாம் வருமா அப்படின்னா, வருன்றாங்க. வரலைனா தான் தப்பாம் குழந்தைங்களுக்கு இப்போ. அது வரும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து அதை ஆழ்ந்து ஆராய்ந்து அப்படியே இதை ஃபுல்லா மொத்தமா சொல்லாம அப்படியே மேலோட்டமா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும், அதோடு வந்து சின்ன, சின்ன ஒரு ஊடல் வழியா. பாசம் அப்படிங்கிறது இது தான் உறவு இது தான். அதனால வந்து நீயும் வந்து இதே மாதிரி வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்மா. உனக்குன்னு ஒரு வயசு ஆகும்போது இதெல்லாம் உனக்கு புரியும். அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளிய அங்க நம்ம வச்சிடனும்.
ம். ஓ! ம். ம். ம். ம். சிறப்புங்க. ம்.
அ, அப்ப அது அ சொல்லுங்க.
ம். இல்ல, இது வந்து உண்மையாவே இது கரெக்டா அந்த மேலோட்டமா கொண்டு போய், அந்த மாரி முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒரு அருமையான விஷயம். இந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன மாரி, ரொம்பயும் இது பண்ணாம அத பத்தி ரொம்ப ஆழமாவும் சொல்லாம. அந்த மேலோட்டமா அழகா சொல்லி, அந்த வரிய வந்து அந்த இத நிப்பாட்டியிருக்கீங்க! அவங்களுக்கு பதிலுக்கு. ம்ஹ்ம்.
கண்டிப்பா. அதேமாரி ஆம்பள பசங்க வளரும்போது பாருங்களேன், 2 பெரிய பசங்க வளரும்போது. அவுங்களுடைய அந்த இந்த வயசு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அடாலசென்ட் ஏஜ்ன்னு 16, 17 வயசுல. அவங்களுக்குலாம் வந்து அப்பா அம்மா உறவுனா இதுதான்னு கண்டிப்பா தெரிஞ்சுரும். ஏன்னா, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போற ஆம்பள பசங்க வாண் ஆண் பிள்ளைகளுக்கு, இது கண்டிப்பா தெரிஞ்சிரும்.
ம். ம். ம். ஆமாங்க. கண்டிப்பா. அவங்க ஆமா. ம்.
அ அப்படி இருக்கும்போது நான் ஒண்ணுமே அவங்க கிட்ட மறைச்சு வைக்கல. நான் அவங்கள உட்காத்தி வச்ச 2 பேரையும், உங்க ஒடு உங்க 2 பே அவங்க 2 பேருக்கு ஒரு ஒரு வயசு வித்தியாசம். அதனால, வந்து நான் அவங்ககிட்ட சொன்ன, உங்களுக்கு வந்து உடல் உடல்ல வந்து இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும். இந்த நேரத்தில, அ நீங்க வந்து இத பார்த்து ரொம்ப வியப்பா வந்து பயந்துற வேண்டாம். நீங்க வந்து என்கிட்ட என்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அம்மா இருக்கேன். இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்குமே நடக்கிறது தான். நீங்களும் வந்து இந்த பின்ன ஒரு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும், அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம ஒரு அறிவு மாரி நம்ம குடுத்துட்டோனா, அது வந்து கண்டிப்பா வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பிற்காலத்துல, அவங்க அவ் நாலு பேர்ட போய் கேட்டு அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால, பிரச்சனைகள் அதிகமா வரும், பார்த்தீங்களா.
ஓ. ஓகே, ஓகே. ம். ம். ம். ம். ம். ஆமாங்க. அ இது வந்து நீங்க நம்ம நம்ம அம்மா அப்பாவே இது வந்து என்ன, ஏதுன்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்கயில, வெளியில போய் நம்ம இத வந்து கரெக்ட்டா கையாளுவாங்க அத, இது வந்து சரி. இது ச தவறு அப்படின்றத.
ஏன்னா அ. ஆமாங்க. அதே மாதிரி தினமும் ஒரு 10 நிமிடம் என்னுடைய கணவருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் நாங்க கண்டிப்பா வந்து பேசிருவோம். அ பேசும்போது இந்த மாதிரி வந்து நல்ல, நல்ல என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு மனசுல இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாமே வந்து நாங்க வந்து ஓப்பனா பேசிருவோம் அப்போ. நான் உன்ன மிஸ் பண்றேன் நான் உன்கிட்ட பேச முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைனா வந்து ஒரு மெசேஜூ. இந்த மாரிலாம் வந்து அவர் வேலையில இருக்கும்போது நான் அனுப்புறதோ, அவர் எனக்கு அனுப்புறதோ இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய பாசத்தை இப்போ நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்படிங்கிறதை நான் தெரி தெரிவிச்சுக்கிறேங்க.
ம். ம். ம். ஆ. உண்மையாவே அருமையா சொன்னீங்க. ஏன்னா பிள்ள அ பிள்ளைங்க முன்னாடி நம்ம இந்த மாரி வந்து காதல வெளிப்படுத்தியல தான் அவங்களுக்கும் இது வந்து இது உண்மையானது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு காதல்னா, இப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அழகா வந்து நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லணுமோ, அந்த எடுத்து சொல்ற விதமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அருமையா இருந்துச்சு. உங்கக்கிட்ட இருந்துமே நானும் ஒரு சில ஏன்னா எனக்கும் வந்து 2 பிள்ளைங்கள் இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து நானும் அத வந்து நல்லா கத்துக்கிட்டேன். அ எப்படிலாம் வந்து அவங்களுக்கு சொல்லணும் என்ன மாரி அப்படின்றத வந்து சிறப்பா சொன்னீங்க உங்க கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.
ம். நன்றிங்க.